ஒரு சில குடும்பங்கள்ல, ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு சில உணவு பொருள் உணவெல்லாம் இருக்கும். அது நம்ம மாமியாரோ, இல்ல தாத்த அம் பாட்டி அந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு கை பக்குவம் இருக்கும். அந்த மாதிரி உங்க குடும்பத்தில இருக்கிற ஏதாவது ஒரு ரெசிபிக்கு உங்களுக்கு அதுக்கு உண்டான ரகசியம் சொல்லிக் குடுத்துருக்காங்களா? உங்களுக்கு அது தெரியுமா? பண்ண பழக்கம் இருக்கா?
ஆமாங்க. "உன் சமயலறையில் நான் உப்பா? சக்கரையா?" இப்படி தொடங்கிப்போங்க இந்த ரெசிபி யோட பேச்ச. <laughs> அ, அதாவது அ ர எங் எங்க குடும்பத்த பொறுத்தவரைக்கும் நான் வந்து பொறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து ஒரு இதில பொறந்தேன். நான் ஐ மீன் ஒரு என்ன சொல்றது ஒரு ஹிந்து கலாச்சாரத்தில பொறந்தேன். அதே மாதிரி தமிழ்நாட்டில பொறந்து, வளர்ந்தேன். அ. ஆனா, வந்து கல்யாணம் பண்ணிகிட்டது ஒரு, ம். எ கேரளா மாநிலத்தைச் சேர்ந்தவரு. பின்ன அவங்க வந்து மலையாளியும் கூட, அப்ப கேரளா மாநிலம், கிறிஸ்தவர் அ இல்ல காதல் திருமணம்லாம் இல்ல. ஐய்யய்யோ! அதெல்லாம் எங்க அண்ணனுடைய எ நண்பரா இருந்தவங்க. எங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல பேமிலி பிரெண்டா இருந்தாங்க அவங்க.
சரி சரி சரி. சொல்லுங்க. சரி, சரி. சரிங்க. ஓ! காதல் திரு <chuckles> சரி சரி சரி சரி. <chuckles> அஹ! சரி சரி சரி.
அப்ப வந்து கேட்டாங்க. என் புடிச்சிருந்துச்சு, ஒகே சொல்டோம். அ, ஒகே ஒகே! <laughs> இப்ப என்னாச்சுன்னா வந்து, அப்போ என்ன ஆகும் நமக்கு? 2 விஷயங்கள். 1 வந்து நம்முடைய கலாச்சாரத்தில வர ரெசிபிகள். எங்க அம்மா சமைச்சது.
ம்ஹ்ம். ஒகே ஒகே. <laughs> நம்பிட்டேன், நம்பிட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க! <chuckles> அ, ம். கண்டிப்பா.
அதில நெறைய டேஸ்ட் இருக்கும். அம்மாவோட கைப்பக்குவத்துக்கு உலகத்தில எங்கேயுமே ஈடு எனக்கு கெடையாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நானும் வந்து, ஒரு இல்லன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவ்ளோ பிடிக்கும் எனக்கு. எங்க அம்மாவோட சாப்பாடுனா!
ஆமா. சரி, சரி.
அ ஆ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னுடைய மாமியார்!
ம்ஹ்ம். அதாவது, 2மே வேற, வேற கலாச்சாரம் இல்லைங்களா? நீங்க வளந்தது நீங்க பாத்து சமைச்சு சாப்பிட்டு வளந்தது வேற! நீங்க சொல்லும் பொழுது நான் பாக்கிறேன். அங்கத்து உணவுகளே வேற. இது 2மே எப்படி நீங்க எப்படி சமாளிச்சீங்க? உடனே உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களா? <chuckles>
இவுங்க வந்து அ. ஆமா. <laughs> <chuckles> ஆமாங்க! அது அது மாத்திரம் இல்ல. நான் வந்து பொறந்து வளந்தது இது இந்த, சுத்த பிராமண குடும்பம்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அந்த மாரி. ஆனா வந்து அப்படியே மாறிட்டேன். சைவமே சா அசைவமே சாப்பிட மாட்டாய்ங்க நம்ம வீட்லலாம்.
ஆமா. அச்சச்சோ. <chuckles> அஹ. ஆமாமா. அந்த பேர சொன்னாலே, ஐய்யயோ அபச்சாரம் அபச்சாரம்! சொல்லுவாங்களே! <chuckles>
பே பேஷ் பேஷ் ரொம்ப நல்லா சொன்னேல்! அ, அ அந்த மாதிரி வந்து நாங்க வந்து எங்க வீட்ல பொறுத்த வரைக்கும், நல்லா அரைச்சு விட்ட சாம்பார். உருளைக்கிழங்கு பொரியல். இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. நம்ம வீட்ல பொறந்து வளந்த வீட்ல. அதுவும் வந்து அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இது இருக்குது இல்லைங்களா, அந்த சாம்பார் அரைச்சு விட்ட சாம்பார் அப்படிங்கிற ரெசிபிய ஐய்யோ! இன்னை வரைக்கும் என் மூக்குல நிக்குதுங்க அந்த ஸ்மெல்லு!
அ. ஆமா. சரி, சரி. அஹ்ம் சொல்லுங்களேன். அது என்ன ரெசிபி? இத எனக்குமே அ, நெறய உணவுகள், நான் சாப்பிட்றக்கு எனக்கு வாய்ப்பு இருந்தது, இந்த மாரி பிராமின குடும்பத்திலருந்து. ஆனா, அந்த ரெசிப்பிய மட்டும் சொல்லவே மாட்டாங்க. எப்படிங்க, வெங்காயம், பூண்டெல்லாம் இல்லாம கூட, இந்த அளவுக்கு சமைப்பீங்கன்னு கேப்பேன். கூட வேல பாக்குறவங்கலாம் இருக்காங்க. ஆனா, சொல்லவே மாட்டாங்க, கடைசி வரைக்கும். உங்க மூலியமாவாச்சும், நான் தெரிஞ்சுக்கிறேனே! <chuckles>
சரிங்க. <laughs> தெரிஞ்சுக்கலாம். அதாவது த தெரிஞ்சுக்க தான் முடியும். ஆனா, அத மாரி நமக்கு செய்றது, ரொம்ப கஷ்டங்க! நான் அததா சொல்லுவேன்.
கண்டிப்பா. கை பழக்கம் வேணும்.
ஆமாங்க. அதாவது இந்த இது இருக்கு பாத்தீங்களா, இந்த தேங்கா. தட் இஸ் அது, அந்த மெயின் ஹீரோவே இந்த கதையில, அவங்க அவருதாங்க. அந்த தேங்கா, பின்ன கொஞ்சம் அ, அந்த தனியா இருக்குல்ல, கொத்தமல்லி விதை இருக்குதில்லைங்களா? அது, பின்ன கொஞ்சம் அந்த காஞ்ச மொளகா, கடலைப்பருப்பு.
ஆமா. சரி, சரி. ஆமா, ஆமா. ம்ஹ்ம். சரி, சரி.
இது நா கடலை பருப்புங்கிறது ஒரு பிடி எடுத்துக்கலாம், போதும். ரொம்பலா எடுக்கக்கூடாது. அப்ப சாம்பார் வந்து ரொம்ப கெட்டியாயிரும்.
ம்ஹ்ம். சரிங்க.
அப்புறம், உங்களுக்கு தேவைப்பட்டா, கொஞ்சம் மிளகு சீரகலாம், நீங்க போட்டுக்கலாம். இந்த சாம்பார் பொடிக்கு, நம்ம செய்வோம். இல்லைங்களா?
போட்டுக்கலாம். ம், அ ஆமா.
அ, அப்ப அந்த மாரி செய்யும்போது, அத நல்லா வறுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து, இந்த கல் சட்டி தெரியுமா?
அ. ஆமா ஆமா கல்லுலயே இருக்கும். சில இதெல்லாம் ஆனா, இப்பவும் அதெல்லாம் இருக்குதுங்களா?
அ, எங்க அம்மா எனக்கு வாங்கித்தந்தது இப்பவும் நான் பத்திரமா வச்சுருக்கேன் 2,3 கல் சட்டி இருக்குது என்கிட்ட. <chuckles> ம். <laughs> சபாஷ் சரியான கேள்வி! கண்டிப்பா பயன்படுத்துறேங்க. அ, அதாவது அம்மா ஞாபகம் வரும்போதெல்லாம், அதில சமைச்சிருவேன் கண்டிப்பா. அ அப்போ, அதில வந்து இதெல்லாம் வறுத்துறீங்க இல்லைங்களா? வறுத்துட்டு நல்லா மிக்ஸில போட்டு பொடிச்சிடணும். அ அரைச்சிடணும். நல்லா. அரைச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து, அ இன்னொரு கடாய் ஏதாவது எடுத்து வச்சுட்டு, எதில குழம்பு வைக்க போறீங்களோ, அந்த கல்ச்சட்டி தான் நல்லது. இல்லன்னா உங்க கிட்ட என்ன இருக்கோ அந்த பாத்திரம் எடுத்து வச்சுட்டு, எண்ணெய் வந்து அவங்க வந்து நல்லெண்ணெய் சேர்ப்பாங்க நிறையா.
<laughs> சரிங்க. பத்திரமா வச்சுருக்கீங்களா? அத பயன்படுத்துறீங்களா? வித்தியாசம் இருக்கே. <laughs> ம். கண்டிப்பா. ஆமாங்க. ம். சரி. ம். சரி. ஓகே, எள்ளெண்ணெய்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த நல்லெண்ணெய். ம்ஹ்ம் சரி சரி.
ஆமாங்க. அந்த நல்லெண்ணெய ஊத்திட்டு உன இப்பலாம் யாரு ஒழுங்கா சமைக்கிறாங்க. அந்த எண்ணெய் வந்து சூடாகறதுக்கு முன்னாடி, உள்ள கடுகு போட்டு வுட்டுருவாய்ங்க இல்லைங்களா?
அது என்னமோ கரெக்ட் தான். <laughs> கடுகு பொறிக்கிறத வச்சு தான் என்ன கான்ஷியஸ் இல்லையானே நாங்கள்லாம் முடிவு பண்ணுவோம். அ பொறும இருக்காது.
அ அஹ. நல்லனே <laughs> அ, பாத்தீங்களா. <laughs> அ, அப்ப அதில வந்து கொஞ்சமா, வ அந்த நல்லெண்ணெயில கொஞ்சம் வெங்காயம் போட்டு, நமக்கு தேவையான விஷயங்களெல்லாம் போட்டு, அப்படியே வந்து தாளிச்சுக்கிறோம்.
சரி, சரி.
தாளிச்சுட்டு, நம்ம ஒரு ஒரு சைட்டில சொல்ல மறந்துட்டேன்! பருப்ப வந்து குக்கர்ல வெக்கக்கூடாது. அ இதில தான் வைக்கணும். எதாவது ஒரு பாத்திரத்தில தான் வச்சு, கொதிக்க உடணும். அப்ப அந்த பருப்பையும் எடுத்து இதில ஊத்துறோம். அ இன்னும் கொஞ்சம் அந்த காய்கறிகள்லாம் அந்த அ சைடுல வந்து நம்ம வேக வச்சிருந்தோம்னா, அதுல வெளில இதில போட்டு வேக வைக்கலாம். பிரச்சனை இல்ல. ரொம்ப எரிவாயு அதிகமா நம்ம சிக்கனப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதெல்லாம் வந்து நம்ம குக்கர்ல வச்சுக்கலாம்.
அஹ! பாத்தரத்துல, ம். சரி. ம். சரி, சரி, சரி.
அ. அப்ப இதெல்லாம் வந்து கொட்டிடுறீங்க! இத அப்படியே கொதிக்குதுங்கலா?
ஆமா.
அ அப்படி கொதிக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்ன்னா வந்து, இந்த அரைச்சு வச்சுருக்கறத வந்து, நல்லா எல்லாம் ஒன்னா இருக்கணும். அ, இந்த இதெல்லாம் ஒன்னா இருக்கணும். காய்கறி, பருப்பு எல்லாம் ஒன்னா அப்படியே வரணும்.
அதுக்கு அவு ம். ஒண்ணா ஆனதுக்கப்பறம்! ம். எல்லாம் 2ம் ஒட்டுக்கு 1 மிங்கிள் ஆயிரும் இல்லையா? வேகும் பொழுது, அந்த சுவை பரிமாறினதுக்கு அப்புறம். நீங்க சொல்றது.
ஆமாங்க. அதாவது அந்த பின்னி பெணஞ்சு இருப்பாங்க. அந்த மாரி அந்த மாரி தருணத்தில. <chuckles> அப்ப அதில என்ன பண்ணும்ன்னா வந்து, நேரத்தில வந்து, இந்த அரைச்சி வச்சிருக்கிறது அதை கொட்டி உட்றோம்.
மா <chuckles> சரி, சரி, சரி.
கொட்டி உட்டதுக்கப்புறம் வந்து, நம்ம நல்லா அதுவுமே சேர்ந்து கொதிக்கணும். அதாவது எப்படி வந்து ஒரு அப்பா, அம்மா, குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு சூப்பர் குடும்பமாறாங்க, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணா இருக்கணும்!
ம்ஹ்ம். <chuckles> ஆனா உணவுக்கு நீங்க இந்த அளவுக்கு சொல்றது வந்து, இந்த செஃப்லாம் சொல்லுவாங்க. நான் கேள்விப்பட்ருக்கேன். 'வெங்கடேஷ் பட்னு' ஒரு செஃப் இருப்பாரு. அவரு வந்து இப்டி தான் உங்கள மாரியே சொல்லுவாரு. "இவன தூக்கி தலையில ஒ கொட்டுங்க. அவன வந்து கேட்டு" அப்டின்பாரா, அதுக்கடுத்து நான் உங்ககிட்ட இதெல்லாம் கேட்குறேன். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா ஆவலா இருக்கு நீங்க சொல்றத கேட்கும் பொழுது! சொல்லுங்க, சொல்லுங்க. <laughs>
ஆமா, ஆமா. <laughs> <breath> <laughs> அ, சொல்லுவோம், சொல்லுவோம் கேளுங்க, கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. அ. அப், அப்ப என்னன்னா வந்து, அது நல்லா கொதிக்குது இல்லங்க? அந்த நேரத்துல வந்து வேணுனா வந்து நம்ம ஒ உங்களுக்கு புளி வேண்டான்னா, நீங்க தக்காளி வ தக்காளியோ புளியோ வந்து இது தக்காளி ஒண்ணு எப்டியா இருந்தாலுமே நம்ம போடணும் அதுல, நான் சொல்ல மறந்துட்டேன் மன்னிக்கணும். அ அதுக்கப்பறம் வந்து நம்ம இன்னும் நல்ல புளி அப்டி வேணும் கே தோணுச்சுனா கொஞ்சம் இதெல்லாம் கொதிச்சதுக்கு அப்பறம் தான் நம்ம வந்து புளிய கொஞ்சம் கரைச்சி ஊத்தணும். இல்லன்னா காய்கறிலா வேகாது. இல்லங்களா?
ஆமா. <chuckles> அ. கண்டிப்பா, கண்டிப்பா. கடைசியா. சரி சரி சரி. ம்ஹ்ம்.
உப்பெல்லாம் போட்றணும் மறந்துறாதீங்க! அ. அ. <laughs>
கண்டிப்பா, கண்டிப்பா. நானும் ஓரளவுக்கு அதனால, அந்த மெத்தட் எனக்கு சொல்லும்போது அப்டியே ஃபாலோ பண்ணிக்கிறேன். <chuckles> கூடவே வந்துறேன். <gasps> <chuckles> <breath>
அ. வாங்க வாங்க வாங்க! அப்ப வந்து என்ன பண்றோம், இன்னொரு பக்கத்துல இந்த 2 அடுப்பு குறைஞ்சது 2 அடுப்பாவது இருக்குதுங்கள இந்த காலத்துல? அப்ப பக்கத்துல வந்து அந்த சின்ன அடுப்புல வந்து, இந்த தாளிக்கற கரண்டில வந்து நல்ல நல்லெண்ணெய ஊத்திக்கிறீங்க. நல்லெண்ணெ வேண்டானா
ஓ, ஓ. ஆமா, ஆமாங்க. அதாவது ஃபர்ஸ்ட்டே நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு தான் அந்த பருப்பு, காயெல்லாம் ஒண்ணா வைப்போம் இல்லயா, மறுபடியும் வந்து நல்லெண்ணெய் எடுப்போம், ஓஹோ.
ஆமாங்க. ஆமா! நிறையா நல்லெண்ணெய் சேப்பாங்க அவங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து அ என்னது, நமக்கு நல்லெண்ணெய் இல்லாம தேங்காய் எண்ணெயில செஞ்சா, இன்னும் நல்லா இருக்கும்!
சரி, சரி. ஆமா, ஆமா, ஆமா. அதுதான் நான் கேட்கிறேன். ஏன்னா பருப்பு சம்மந்தப்பட்டது, தேங்காய் எண்ணெயிலேயும், இந்த புளி குழம்புலாம் வைப்பாங்க, அதெல்லாம் நல்லெண்ணெயிலேயும் சமைப்பாங்களா! அதான் யோசிச்சேன், <chuckles> நல்லெண்ணெய்யும்போது கொஞ்சம் சொல்லுவாங்க எல்லாத்துலயுமே.
அ. அ. ஆமா, மாணவ <laughs> அ, ஆனா, சில பேருக்கு பிடிக்காது இல்லிங்களா? அந்த தேங்காய் எண்ணெய் ஸ்மெல். அதனால வந்து எங்க அம்மா வந்து அதிகமா வந்து நல்லெண்ணெய் தான் பயன்படுத்துவாங்க.
கண்டிப்பா, கண்டிப்பா. சரி, சரி, சரி.
அப்போ, அத வந்து சைடுல வச்சுட்டு. நல்லா அந்த நல்லெண்ணயோ, தேங்காய் எண்ணெயோ, ஊத்திட்டு, அது நல்லா சூடானதுக்கு அப்புறம் தான் கடு கடுக போடணும். இந்த காஞ்ச மிளகாய் ஃபர்ஸ்ட்டே போட்டுக்கலாம். ஆனா ரொம்ப கருப்பாயிரகூடாது. அ கரைஞ்சிருச்சுனா, அப்புறம் அந்த ஸ்மெல் அப்படியே அந்த சாம்பார்லாம் பிடிக்கும் இல்லைங்களா, கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம், இந்த கடுக போட்டதுக்கு தர, தர, தர, தரன்னு ஒரு சவுண்டு வரும்.
கண்டிப்பா, கண்டிப்பா. அஹ.
அந்த சவுண்ட் வரும்போது, நம்ம வீட்ல, தோட்டத்தில இருக்கற அந்த கருவேப்பிலை இருக்குது பார்த்தீங்களா?
ஆமா, அப்படியே ஃப்ரஷா பறிச்சிட்டு வந்து அதுல போடணும். கண்டிப்பா. ம்.
அ, அ. அத அப்படியே போடக்கூடாதுங்க. நீங்க வேற, சொல்றேன் கேளுங்க. <breath> அத அப்படியே வந்து பறிச்சுட்டு வந்து நல்லா கழுவிருவோம் நம்ம, பிரச்சன இல்ல. அதுக்கப்புறம் வந்து அத கருவேப்பிலை பொறுத்தவரைக்கும் அப்படியே போடக்கூடாது. கொஞ்சம் அப்படியே பிச்சுட்டு போடணும், கிள்ளி போடணும் அத.
சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா. அ, ஓ அந்த இலைகள வந்து 2டா கிள்ளி, அதுக்கு அப்புறம் போடணும் சொல்றீங்களா?
அ அப்பதான் அந்த ஸ்மெல்லு தெரியும்.
ஓ! எனக்கு இப்ப வரைக்கும் அது தெரியாதே! பரவால்ல. சரி, சரி, சரி!
அ ட்ரை பண்ணி பாருங்க. அ இதெல்லாம் வந்து தாளிச்சிட்டு வந்து கடைசில கொழம்பு ரெடி ஆனதுக்கு அப்புறம் அப்டியே அதில கொட்டி விடும்போது சிர்ர்ருன்னு ஒரு சவுண்ட் வரும் பாத்தீங்களா?
கண்டிப்பா. ஆமா, தாளிப்பு கொட்டும்பொழுது. கண்டிப்
அ, அது எவ்ளோ நான் அந்த மா அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லாருக்கும். அந்த நேரத்தில வந்து அந்த சாப்பாட, சாப்பிடணுங்கிற ஆசைய தூண்டுறா மாதிரியே இருக்குங்க!
எனக்கு, ஒரு பாடல் வரி ஞாபகம் வருது. ஒரு பழைய படத்துல "பசி கொண்ட நேரம்! தாளிக்கும் ஓசை" அந்த மாரி. இப்ப நீங்க தாளிப்புனோன்ன, எனக்கு பசியே வந்துருச்சு!
சொல்லுங்க. சூப்பரா பாடுறீங்க! அ. அ சரியா சொன்னீங்க "பூ பூக்கும் ஓசை தான!" அ.
ஆமா. எனக்கு அந்த வரி மட்டும் கரெக்ட்டா இப்ப ஞாபகம் வந்துருச்சு! உங்ககிட்ட பேசும் பொழுது. <breath>
அ, அருமையா பாடவும் செய்றீங்க. வெரி குட் வெரி குட். நல்லாயிருந்தது கேக்கிறதுக்கு. அ, அப்டியே கன்டினியூ பண்ணிடுவோம் நம்ம இத அ இந்த வந்து இந்த தாளிக்கிறது வந்து, அப்படியே அதுல கொட்டிட்டீங்க. அப்புறம் வந்து நம்மலாம் என்ன பண்ணுவோன்னா வந்து, ஒடனே எடுத்து அப்டியே போய் பிளேட்ல கொட்டி சாப்ட்ரக் கூடாது!
கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா. ஆ.
அடுப்ப ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த தாளி தாளிச்சு வச்சிருக்கறது மேல அங்கு இருக்குது பார்த்தீர்களா, தாளிச்சது எல்லாம் கலக்கக்கூடாது அத. அத அப்படியே அடைச்சு வைக்கணும். மூடி வைக்கணும் அதை.
ஆமா. ஓ. சரி, சரி. அந்த எதுக்காக அப்படி செய்யணு?
ம். ஏன்னா, அந்த ஸ்மெல் அதில அப்போ தான் நல்லா பிடிக்குமா.
ஓ! நீங்க பெருங்காயம் எல்லாம் பயன்படுத்துவீங்களா, அந்த தாளிக்க? <laughs>
ஆ, அய்யய்யோ சொல்ல மறந்துட்டேனே அவன் தாங்க மெயின்னு. <laughs> அவன் தான் வ் அது இல்லனா அந்த கதையே இல்ல. <laughs> அ அந்த
அதான் அதுதான். பெருங்காயம் சொல்லாமயே நீங்க தாளிச்சு கொட்டிட்டீங்க. எனக்கு தப்பான ரெசிப்பி சொல்லி தந்த. <laughs> அ, அ.
ஆமாங்க. <laughs> பெருங்காயம் போடணுங்க. பெருங்காயம் போடணும். இல்லைன்னா பெருங்காயம் ஆயிரும். <laughs> அ.
இப்ப அதாவது, ஏதோ எனக்கு கொஞ்சமா சமைக்க தெரியும்னு. கே தெரிஞ்ச ஒரு வேளை யாராவது தெரியாதவங்க வந்து கேட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? <laughs> இதுக்கு முன்னாடி, நீங்க வந்து கல்ல அடுப்பில வைத்து அதை பத்த வைக்கணும்ங்கிறதுல இருந்து நீங்க சொல்லிக் கொடுத்திருந்திருக்கணும். என்ன ஒரு இதில பார்த்தேன், நான் தமிழ் படத்தில. பாயாசம் பத்தி சொல்லுவாங்க. எல்லாம் ஊத்தி கலக்கிருவாங்க. கடைசி வரைக்கும். இருக்கும். ஏன்னு கேட்டா, அந்த அடுப்பை பத்த வச்சிருக்க மாட்டாங்க. மாதிரி. <laughs>
ஐயோ! ஆமாங்க என்னுடைய தவறை உணர்த்திட்டீங்க. <laughs> <laughs> ஆ. அடுப்புல வச்சுடுறாங்க. <laughs> ஐய்யயோ! அடுப்பு பத்த வைக்கணுங்க, மறந்துறாதீங்க. <laughs> அது குழம்பு கொதிக்கும்போதுதான் அந்த பெருங்காயம் போடணும் என்ன. அதுக்கு முன்னாடியெல்லாம் போட்றக்கூடாது.
அ சரி, சரி. கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா கண்டிப்பா. <chuckles>
அ. அப்போ இது வந்து நீங்க செஞ்சு பார்க்கிறீங்களா, சாப்பிடுறீங்களா, எப்படி இருக்குன்னு சொல்றீங்களா? இன்னும் ஒரு சின்ன ஒரு டிப்ஸ்மே தர்றேன். இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன வந்து இந்த அரைச்சு விட்ட சாம்பார் கூட வந்து உருளைக்கிழங்கு பொரியல் இருக்கு பார்த்தீங்களா?
சொல்லுங்க. ஆமா, ஆமா.
அது வந்து நல்லா அந்த ரொம்ப சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு நல்லா அதில உப்பு, மஞ்சளு, காரம், பெருங்காயம், பெருங்காயம் நான் சொல்லிட்டேன். அத நல்லா வந்து ப பெசரிக்கணும், நல்லா அப்படியே வந்து கையால கலக்கிக்கணும் அதுல. அப்புறம் எண்ணெ எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, இந்த அவங்க சாப்பாடுலா பார்த்தீங்கன்னா, எண்ணெ கொஞ்சம் தூக்கல தான் இருக்கும்.
ம்ஹும். ஆமா. சரி, சரி. சரி, சரி, சரி. ம்ஹும்.
அத நல்லா எண்ணெய ஊத்திட்டு கடுகு எல்லாம் தாளிச்சுட்டு, இத போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணுங்க. சும்மா வெச்சு விட்ரக்கூடாது.
ஓ அத வந்து நம்ம கெளறிட்டே இருக்கணும். பா அடுப்பில வெச்சுட்டு.
அதாவது கொஞ்சம் கெளறும்போது அதுக்கப்புறம் வே வே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வெப்போம் பார்த்தீங்களா, அப்போ ஒரு பக்கம் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகுற மாரி ஒரு ஸ்மெல் வரும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் திருப்பணும். அப்புறம் அந்த மாரி கொஞ்சம் நேரம் வெச்சுட்டு இந்த பக்கம் திருப்பணும். இந்த மாரி ஒரு 2 3 தடவ திருப்பினோம்னா சரியாரும். அதனால சூப்பர் டேஸ்ட்ல வருங்க அது. ஆ.
ஆமா. சரி, சரி, சரி. சரி, சரி எவ்வளவு நேரம் எடுத்துக்கும் அதிகபட்சம்? அந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கு மட்டும்.
உருளக்கெழங்கு வருவலெல்லாம் 10 மினிட்டுக்கப்புறம் போவாதுங்க. ஈசியா அத சின்ன சின்னதா கட் பண்றோம்ல பொடிசா கட் பண்ணுறதுனால வந்து அவ்வளோ நேரம் எடுக்காது. ஆ, அப்ப இந்த உருளைக்கிழங்கு வறுவல் ரெடியாடுச்சு, இந்த இது ரெடியாடுச்சு, சாம்பார் ரெடியாடுச்சு நல்லா சோறு வெக்கிறீங்க சோறு வந்து குக்கர்ல வெக்கக்கூடாது சொல்ட்டேன். <laughs> ஆதத், ஆ
அதுனால ஓ. சரி, சரி, சரி. ம். பாத்திரத்துல. <laughs> அதான சவாலா இருக்கு. இதுனா வெச்ச உடனே விசில் வந்தா பக்கத்தில போனா போதும். அதுனா கெளறிக்கிட்டே இருக்கணுமே. <laughs>
ஆமாங்க. அ ஆனா, அந்த பாத்திரத்தில, அந்த பானையிலிருந்து சோறு எடுத்து சாப்பிடும்போது, அந்த கரண்டில இருந்து எடுத்து அப்படியே போடும்போது பள பள பளன்னு வருது பார்த்தீங்களா? அத அப்டியே நடு ம் சொல்லுங்க.
ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. இதுல வந்து இந்த அரிசி சாதம் வேகும்பொழுது உப்பு போட்டு வேக வைப்பாங்க. உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கா? இல்ல உப்பு போடாம வேக வைக்கணுமா? எனக்கே அது ரொம்ப டவுட்டா இருக்கு. 2ல எது கரெக்ட்டுன்னு சொல்லி.
இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் உப்பு போடாம வெக்கிறது தாங்க நல்லது. ஏனா, கொழம்புல நெறைய உப்பு போடுவோம். நம்ம எப்டியா இருந்தாலும்.
அ, ஆமா. ஆ, ஆமா. ஏன்னா நான் வந்து அப்டிதான் சமைப்பேன். பாத்தரத்தில எங்க அம்மா வீட்ல அந்த உப்பெல்லாம் போட மாட்டோம் கொழம்பில காய்கறிகள்ல தான் போடுவோம். ஆனா என்னோடய மாமியார் வீட்ல பார்த்தீங்கன்னா, சாதத்தில உப்பு போடுவாங்க கொழம்புலலாம் அளவா போட்டுப்பாங்க. அப்போ வந்து எனக்கு அது ரொம்ப புதுமையா இருக்கு. எது-எதை நம்ம ஃபாலோ <laughs> பண்றோம்னு எனக்கு ரொம்ப குழப்பமா இருந்தது.
ஆ. ஆ. ஆ. <laughs> ஏ மாமியார் வீட்ல அப்டிதாங்க. என் மாமியார் எப்பவுமே கேட்பாங்க ஏன் வந்து சாப்பாட்டில உப்பு போடல? அப்படிம்பாங்க. <laughs>
ஆமா கேட்பாங்க எங்க கேட்பாங்க உப்பு போடலையாம்மான்னு.அது ஏதோ பெரிய குத்தம் செஞ்ச மாதிரி கேட்பாங்களா? <chuckles> ஆம்மா நான் போடல அப்படின்னு சொல்லுவேன். அதனால நீங்க இவ்ளோ அழகா அந்த ரெசிபி சொன்னதுனால, சரி இந்த ஒரு டிப்ஸ் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எக்ஸ்ட்ரான்னு சொல்லி கேட்டேன். <laughs>
ஆமா, ஆமாங்க. <laughs> அதில பப்படத்த நீங்க மறந்துறாதீங்க, என்ன? அந்த பப்படம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அப்பளம், அப்பளம். பப்படம் இல்ல அப்பளம்.
<laughs> தெரியாது. அப்பளம் அப்பளம். ம்ஹ்ம். அப்பளத்துக்கும், பப்பளத்துக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்றீங்களா? எனக்கு தெரியல. ஆஹ.
அப்பளத்தை வந்து ஆ பப்படம்ன்னு சொல்றது வந்து, இந்த கேரளா மாநில சைடுலாம் நெறையா இருக்கு. அ அது வந்து நல்லா, புசு புசு புசுன்னு வரும் அது. அதாவது, அ பூரி மாரி உப்பி வரும். ஆனா அப்பளங்கிறது அப்டி இல்ல. நல்லா பெருசா வரும். அதே சமயத்தில இந்த இப்போ கல்யாணத்தில
கேரளா பப்டம். ஆமா. பூரி மாதிரி உப்பி சில சமயம். சில சமயம். சரி. நம்ம தமிழ்நாட்டு இருக்கும். ஆமா. அது அப்பளம். ஓ. சரி, சரி.
அது அப்பளம். இது பப்படம் இது 2 ம் தான் வித்தியாசம். அது அரிசி அப்பளம் போடணும் இதுக்கு.
அப்படிங்களா? ஓஹோ!
ஆ அரிசி அப்பளம், அரைச்சு விட்ட சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், நல்ல வேக வச்ச சோறு. நல்லா என்ன சொல்றது அதை வடிச்சு எடுத்துட்டு அப்டியே வந்து ஒரு பிளேட்டில வந்து நீங்க பரிமாறும்போது, கொஞ்சம் பாசத்தையும் சேர்த்து அந்த சோறு போட்டு நடுவில சின்னதா ஒரு கிணறு மாதிரி வச்சுட்டு, அதுக்குள்ளே சாம்பாரை ஊத்தி கொஞ்சம் அதுலயும் வேண்ணா கொஞ்சம் நெய் ஊத்தினா இன்னும் டேஸ்ட்டா இருக்கும்.
<laughs> கண்டிப்பா, கண்டிப்பா. அந்த நல்லெண்ணெய் கூட அந்த நெய்யும் சேர்த்து அந்த பருப்பில ஊத்தி சாப்பிடணும். வருவி.
ஆமாங்க. அப்டியே சைடுல கொஞ்சம் பொரியலை வச்சா, மறந்துடாதீங்க ட்ரை பண்ணி பாருங்க.
நீங்க வந்து சொல்லும்பொழுது எனக்கு ஏன் பேசவே முடியலைன்னா, நான் அந்த அந்த ருசியை வந்து அப்டியே ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் எனக்குள்ளயே. அதனால என்னால பேசவே முடியல. ஆனா ரொம்ப அருமையா இருந்தது உங்களோட அந்த அரைச்சு விட்ட சாம்பார், உருளைக்கிழங்கு வறுவல், அப்பளம். நான் தெளிவா தான சொல்றேன், அப்பளம்.
<laughs> <laughs> அரிசி அப்பளம்.
இன்னைக்கி கண்டிப்பா சாப்பிட்டுருவேங்க கண்டிப்பா, <chuckles> உங்களோட இந்த ரெசிபி ய நீங்க என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டதில ரொம்ப நன்றி. <laughs>
நன்றிங்க.